அது நான் தான் பண்ணணும்னு ஆயிருச்சு. ஃபுல்லாவே ஏன்னா எங்க அம்மா வந்து
ம். ஓ! அதே பழக்கம் தான். மாமியார் வீட்லயும் அதே பழக்கம் இருக்கு.
கண்டிப்பா, கண்டிப்பா. எங்க கம்யூனிட்டில எல்லாருமே நாங்க அத ஃபாலோ பண்ணுவோம்.
ஆ. ஆ சரிங்க, சரிங்க. ஆ.
அந்த மாரியான சூழ்நிலைகள்ல வந்து அ எல்லாருமே வந்து இந்த சமையல நாங்க செய்வோம். எங்க வீட்ல வந்து எங்க மாமியார் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதவங்க. அதனால அவங்களால எந்த ஹெல்ப்மே என்னால எனக்கு பண்ண முடியாது. என்னுடைய கணவருக்கு காலங்கத்தால எழுப்பனா அவக்கு ரொம்ப கோவம் வந்துரும் 2 மணிக்கு, 3 மணிக்கெல்லாம் எழுப்பனா. சோ மொத்த வேலைய நான் மட்டும் தான் பண்ற மாரி இருக்கும். அப்போ என்னுடைய நாத்தனாரும் இங்கே தான் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அ என எனக்கு திருமணமாக கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்கள் அவுங்க இங்கே தான் இருந்தாங்க. அவங்களுக்கு அடுத்தடுத்த குழந்தைகள் இருந்ததுனால அவுங்களாலயும் காலையில சீக்கிரமா எந்திரிக்க முடியல. சோ நாங்க எல்லாம் சேந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் கிட்ட வந்துருவோம். 10 பேர்ல ஒருத்தர் கூட எனக்கு உதவி ஆள் வரமாட்டாங்க. 2 மணிக்கு எழுந்திரிச்சு நானே தான் வந்து எல்லாத்தையுமே செய்யணும்.
ஆ. ஓ! சரி ம். சரிங்க. அச்சச்சோ! அ. ஓ! சரி. அச்சச்சோ! ஓ. அப்பா! அப்போ இத்தன பேருக்குன்னா அவ்ளோ காய்க்கும் அவ நெறைய நெறைய கட் பண்ணி நெறைய செய்ற மாரி தானே இருக்கும்.
<inhales> கண்டிப்பா. ஆனா காய்கறிகள் வந்து 1 நாளே ஓரளவு நான் கட் பண்ணி வச்சுருவேன். அப்போ கட் பண்றதுக்கு இந்த கீரைகள் வந்து கிளீன் பண்ணி வைக்கிறதுக்கெல்லாம் வந்து உதவி பண்ணுவாங்க. காலையில 2 மணிக்கு எழுந்திரிச்சு வந்து குளிச்சுட்டு வந்து சமைக்கிறதுக்கு உதவி பண்ண மாட்டாங்க. அதுதான் அப்போ தனி ஆளா தான் பண்ற மாரி இருக்கும். ஒரு சில நேரங்கள்லலாம் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்டியியே தல சுத்துற மாதிரி ஆயிரும். எனக்கு ஒரு 5 மணிலாம் வரும்போது. <inhales> அந்த அளவுக்கு வந்து ஒரு சோர்வு அடைஞ்சுருவேன் நானு. அப்போ ஒரு 6, 6.15 குள்ள எல்லாம் குளிச்சுட்டும் வந்துருவாங்க ரெடி ஆயிட்டு. அதுக்குள்ள நான் சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவேன். அதெல்லாம் சாப்பட்டு இதுதான் வந்து ரொம்ப வருஷங்களா அ தலைமுறையையும் தாண்டி வந்து எங்க வீட்ல ஃபாலோ பண்ணிக்கிட்ட. இந்த குடும்ப ரெசிபி.
ம். சரிங்க. ஆ சரி. <chuckles> புரியுது, புரியுதுங்க. கண்டிப் ஆ. கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. இத தவிர்த்து வேறு எதுவும் அ திருமணத்துக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு ரெசிபி வந்திருக்கு. அதாவது நம்ம மாமினியார், மாமியாரோட ஆ தலைமுறையிலயும் ஒண்ணு வந்திருக்கும்ல. அத நம்மளுக்கு சொல்லிக் குடுக்குறதாாகட்டும். அத நீங்க செய்றதா இருக்கட்டும் அந்த மாரி.
நிச்சியமா. அதுவுமே இருக்கு. என்னன்னா, நாங்க செய்ற எல்லா ரெசிபிலயுமே எங்க வீட்ல வெங்காயம் போடுவோம். ஆனா, இந்த வீட்ல வெங்காயம் எதுக்குமே பயன்படுத்தக்கூடாது. அ என்னன்னா வந்து இந்த ஆமா விரதத்துக்குன்னு நம்ம சமைக்கும்போது, வெங்காயம் சுத்தமா பயன்படுத்தவே கூடாது. வெங்காயம் வந்து
அப்டியா? அ. ஓ! விரதத்துக்கு மட்டும் ச அத பயன்படுத்தக்கூடாது.